பொதுவா தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பல் அப்படீன்னு சொல்லலாம். நம்ம விருந்தினர்கள நம்ம கவனிக்கிற விதம் தான் வந்து, நம்ம கலாச்சாரத்தோட அடையாளமாவே பார்க்கப்படுது. உங்க வீட்ல உங்களோட விருந்தினர்களு வரும்போது, நீங்க என்னெல்லாம் உணவு தயாரிப்பீங்க? அதில எதெல்லாம் ரொம்ப முக்கியம், அப்பிடீன்னு நீங்க நெனைப்பீங்க?
ம். ம். அ விருந்தினர் தான் நம்மளோட அ கடவுளுக்கு சமமா, நம்ம அவங்கள பார்க்கணும். அப்பிடீங்கிறது தான் நம்மளோட பண்பாடு, இல்லீங்களா. அ எப்பவுமே நம்ம எதை சமைச்சாலுமே, வர விருந்தினர்களுக்கு வச்சுட்டு, மீதி இருக்கிறத நம்ம சாப்பிடுவோம். அ அதனால
ஆமாங்க. கண்டிப்பா. வரவங்கள பரிமாரி, அவுங்க சாப்பிட வச்சுட்டு தான், நம்ம சாப்பிடுற பழக்கம் இன்னைக்குமே நம்மளுக்கு, தினசரி வாழ்க்கைல கூட இருக்கு, இல்லையா. கண்டிப்பா.
ம். சாப்பிடணும். இருக்கு அ அதேதாங்க. நம்ம கடவுளுக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சத முதல்ல அங்க வச்சுட்டு தான், அடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். அந்த மாரி தான், நான் விருந்தினர்கள எப்பவுமே மனசில வச்சுப்பேன். <inhales> அ அவங்க வரும்போது நம்ம அ நம்ம வீட்டுக்கு எப்படி முகமலர்ச்சியோட வந்தாங்களோ, போகும்போது அது 2 மடங்கா அ மாறிதான் அவங்க போகணும். அப்பிடீங்கிறது தான் என்னோட முழு எண்ணமா இருக்கும். அப்ப அ சாப்பாடுலேயும் பார்த்தீங்கன்னா, அவுங்க வரதுக்கு முந்தி, அவுங்களுக்கு என்ன மாரி உணவுகள் ரொம்ப வி அ விருப்பமானவையா இருக்கு அப்பிடீன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி, சமைச்சு வைக்கிறதுதான் என்னோட பழக்கம்.
சரிங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். கண்டிப்பா, இப்போ ஒரு ஒரு 3 நாள், உங்க விருந்தினர்கள்லாம் வாராங்க. அப்டின்னா, அதில எந்த மாதிரியான உணவுகளெல்லாம் கட்டாயம் இது இடம்பெறுங்க. இது நான் ரொம்ப அழகா செய்வேன். நல்லா செய்வேன். இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பா குடுப்பேன். அப்டின்னா, எந்த மாதிரியான உணவுகள்? ஒரு காலை சிற்றுண்டியா இருக்கலாம். இல்ல மதிய உணவா இருக்கலாம். அப்டின்னா, எதெல்லாம் நல்லா செய்வீங்க?
ம். ம். ம் அ காலை சிற்றுண்டின்னு பாத்தீங்கன்னா, இட்லி, அ இடியாப்பம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப அ அ என்ன, ருசியா செய்ய வரும். அ மொதல்ல வந்து, நம்ம எப்பவும் பண்ற மாரியே, அவங்களுக்கு குடுக்குற மாரி இல்லாம, கொஞ்சம் அதில என்ன, நம்மளோட புதுவிதமான இதுவும் இருக்கணும். அப்டிங்கிறது, பண்டங்களும் இருக்கணுங்கிறது தான் என்னோட முன்னுரிமையா இருக்கும். எப்பவுமே.
சரி சரிங்க. ம்ஹ்ம். அந்த ம்.
ஆ அப்ப இடியாப்பம், ஆப்பம், அந்த மாரி ம் சிற்றுண்டியா குடுக்குறதில ஆசப்படுவேன்.
கண்டிப்பா, எப்பவுமே அந்த இட்லி, தோசை, பொங்கல் போடாம. கொஞ்சம் வித்தியாசமா முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பா, இப்ப மதிய நேர உணவுகள் வந்து, பெரும்பாலும் வந்து, அ இப்போ நம்மளோட பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா, வாழை இலை விருந்து தான் வட பாயாசத்தோட. ஆனா, இப்ப வந்து, கலாச்சாரம் அப்டியே கொஞ்ச கொஞ்சமா, அப்டியே மாறி, பிரியாணி, சிக்கன், அசைவ உணவுகளுக்கு போகுது இல்லையா? ஆமா, உங்க வீட்ல வந்து, எது இப்பவுமே வந்து ஹைலைட்டா இருக்கனும், அப்டின்னு சொல்றீங்க?
ஆ. ஆ ஆமாங்க. ம் ம். விருந்து. ஆ. ம்ஹ்ம். போயாச்சு. அ. அ இப்ப எங்க <snorts> எங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, அந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டவங்கலாம் கெடையாது. அதேதான் அசைவம் தான் அவங்களுக்கும். மொத நாள் வந்து நான் அசைவம் வைக்கலன்னா "இவன் நல்லாவே கவனிக்கல" அப்டின்ற மாதிரி போயிடும். அ அதனால அவுங்களுக்கு அந்த அசைவத்தில என்னென்னலாம் பிடிக்கும் அப்படிங்கிறதில பார்த்து பண்ணுவேன். எனக்குமே அசைவம் சமைக்கிறது தான் நல்லாவும் வரும்னு வச்சுக்கோங்களேன் அ அத தான் முன்னுரிமை படுத்துவேன் மொதல.
<laughs> சரி, சரி. ஓ! அதுதான், அதுதான். ஓஹோஹோ! சரி, சரி. கண்டிப்பா. ஆனா எது சமைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும்ன்னு நெனக்கிறீங்க? அசைவம் சமைக்குறது எளிமையா இருக்குமா? இல்ல சைவ உணவுல சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் அந்த மாரி மன திருப்தின்னு ஒண்ணு இருக்கு, எளிமைன்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து எந்த உணவுல கெடைக்குதுங்க?
அ நான் அசைவம் தான் சொல்லுவேங்க மேம். ஏன்னா நமக்கு அதில கொஞ்சம் முன்ன பின்னே ஏதோ ஒண்ணு மாறினாலும், அந்த அந்த ருசி வந்து அ வந்துடும் ஏனா, எப்டியா இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு நல்லா ப்ரெசென்டபுள்ளா கொண்டு வந்து குடுத்துடும். அதனால எனக்கு அந்த அசைவம் செய்றதுதான் ரொம்பவும் பிடிக்கும். அதுதான் எளுமையாவும் எனக்கு இருக்குற மாரி ஒரு இது. ஒரு ரெண்டு அ அ ரெண்டு இது நம்ம பண்ணிட்டாலே, அங்க இலை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அவுங்களும் நல்லா மன திருப்தியா சாப்பிடுற மாரி ஒரு அ என்னோட எண்ணம். ஆ இதே சைவம் ஆ சாமியா அ. பெரிய பிராசஸ்
சரி, சரிங்க. சுவை வந்துரும் கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ஏன்னா சைவம் சமைக்கிறேன்னு சாம்பார், புளிக்குழம்பு, காய்கறி அதெல்லா கட் பண்றதே வந்து ஒரு பெரிய வேலைதான். அதுக்கப்புறம் அதெல்லாம் சமைக்கணும். இதுனா ரொம்ப எளிமைதான். நீங்க சொன்ன மாதிரி, அந்த கழுவுறது தயார்படுத்துற நேரம் தான் நமக்கு இருக்குமே ஒழிய, அதுக்கப்புறம் மட மட மடன்னு ஒரு பிரியாணி கூட ரொம்ப எளிமையா நம்ம வந்து வச்சிறலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா? என்னென்ன பொருட்கள் உள்ள போட்றோம்? அப்புறம் இதுலலாம் கொஞ்சம் எச்சு கம்மியானா நம்ம ஈஸியா ஒரு எ அ மசாலாஸ் அதுக்கு நம்ம எ ஆட் பண்ண அந்த மசாலா பொருட்கல வச்சு அந்த சுவைய வந்து, அ வந்து சரிக்கட்டிறலாம். கண்டிப்பா, கண்டிப்பா அழகா சொல்றீங்க அ ஒரு இனிப்பு வகைகள் அப்டின்னா, நீங்க வந்து எத தேர்ந்தெடுப்பீங்க? வெளிய வாங்குவீங்களா? இல்ல நீங்களே செய்வீங்களா? விருந்தினருக்காக.
ம். வச்சிக்கலாம். ஆ. ஆமாங்க. ஆ. ஆ. கூட்டிக்லாம் <snorts> ஆ அதே தாங்க. ம். அ இனிப்பு நான் வீட்டுலேயே செய்வேங்க மேம். அ இப்போ வெளியேனா அ நெறைய அத அத எங்க போனாலும் நம்ம ஈஸியா வாங்கிடலாம். ஆனா, நம்பளோட கைவண்ணத்தோட நம்ம கைமனம்னு, 1 இருக்கு இல்லங்களா? அ அத அதுலயும் சே எதாவது ஒண்ணு நம்ம காட்டணும் அப்படிங்குறதுக்காக இனிப்பு நான் வீட்டுலேயே தான் பண்ணுவேன்.
ம்ஹும். கண்டிப்பா, கண்டிப்பா. சரி, எந்த மாதிரி இனிப்பு எல்லாம் செய்வீங்க, எப்படி செய்வீங்க? அதெல்லாம். <exhales>
ம். அ குலோப் ஜாமூன், அ ரவா லட்டு.
சரிங்க. ம்ஹும்.
ஆ இந்த மாரி இதெல்லாம் நானே வீட்டுல பண்ணுவேங்கம்ம
சரிங்க, சரி. இப்போ நீங்க அசைவ உணவு ரொம்ப அழகா, அருமையா எனக்கு அதுதான் சமைக்க வரும், அப்படிங்குறீங்க இல்லயா? <inhales> இப்போ எனக்கு வந்து அதுல இப்போ ஒரு ஒரு கிரேவி மாரி ஏதாவது ஒண்ணு வைக்கணும். அப்படின்னா, <inhales> அதுக்கான ரெசிபி என்னன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியுமா?
ஆ. ம். அ சிக்கன் கிரேவின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 நிமிடம் தான் அதுக்கு டைமேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. <laughs> அத இன்னும் எவ்வளவு ஈஸியா பண்ண முடியும், எவ்வளோ வேகமா பண்ண முடியும். அப்படிங்குறத அதுல நான் கொஞ்சம் கத்துக்கிட்டதும்மா. ஆ இப்போ, நம்ம வந்து ஆ ஒரு 20 நிமிடத்துல இந்த ஆ ஓகே! 20 நிமிடத்துல அத நம்ம முடிக்கணும். அப்படின்னா, நான் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் தனித்தனியா நம்ப கட் பண்ணி அரைச்சு, அதுல போட்டு நம்ப வதக்கும்போது அதுக்கே டைம் எடுக்கும். நான் என்ன பண்ணிவிடுவேன், எல்லாத்தையும் மொத்தமாவே சேர்த்து அரைச்சிடுவேன், அரைச்சுட்டு
ம். அப்படியா! பரவாயில்லையே, ஆஹ சொல்லுங்க, சொல்லுங்க. சரிங்க. ம்ஹ்ம், அது அ. அதோட ரெசிபி சொல்லுங்க. ஆ. ம். கண்டிப்பாங்க. ஓ! அரைக்கும்போதே மொத்தமா அரைச்சிருவீங்க. சரி சரிங்க ஆஹ.
அரைச்சிடுறது எல்லாத்தையும். <inhales> அ நம்ம எண்ணெய் வச்சு அ அதுல போடுற பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு இந்த சிக்கன்ன போட்டு, உப்பு போட்டு அத அப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ப அங்க வந்து அத வேக வச்சுட்டு இருக்க, அந்த தண்ணீ பிரிஞ்சு வரும் பாத்தீங்களா? அந்த டைம் வரையும் நம்ப அத அப்படியே அடுப்புல வச்சுட்டு, அந்த கேப்புல நம்ப இங்க வந்து இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு அரைச்சுட்டு அத அப்படியே இந்த சிக்கனோடு மிக்ஸ் பண்ணிடணும்.
அ. ஆமாங்க, ஆமா. ம். ம். பச்சையா அரைப்பீங்களா? இல்ல வணக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்பீங்களா?
இல்ல பச்சையாதான், பச்சையாகதாங்க மேம். பச்சையாவே! ஏனா, நம்ம இதுல போட்டு, இதுலயும் வதக்கதானே போறோம். அதில வெந்து தான் நம்ம எடுக்க போறோம். அப்பிடியே நம்ம போட்டதுமே இறக்க போறதும் இல்ல. ஸோ, அத அ அத போட்டு ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 15 நிமிடம் அத அப்பிடியே நம்ம மூடி வச்சு நல்லா கிண்டி வச்சுட்டோன்னா, ஆ தண்ணீ எக்ஸ்ட்ரா ஊத்தாம, அப்பிடியே அதிலேயே வச்சு எடுத்தோம்னா அருமையான கிரேவி ரெடி. <laughs> அதுதாங்க மேம்.
பச்சையாவே ஓஹோ! சரி, சரிங்க. ஆஹா! ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா. சரிங்க. அப்பா, கண்டிப்பா எனக்கு இது ரொம்ப புதுமையா இருக்கு. ரொம்ப எளிமையாவுமே இருக்கு. கண்டிப்பா இந்த முறை நான் வந்து முயற்சி பண்றேன். இப்ப இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு போடுறோம் சரி. இப்ப அந்த காரத்துக்கெல்லாம் நம்ம என்ன சேர்ப்போம்? அதுல.
ஆ. ஆ அது அந்த சிக்கன் மசாலா இருக்கு இல்லேங்களா?
ஆமாங்க. ஆமா.
அதுவும் தனி மிளகாய்த்தூள், அதுவும் மட்டும் போட்டாவே இது போதுங்க மேம். அதுக்கு மேல நம்ம அதிகமா போடும்போது, ஆ அந்த ஏன்னா நம்ம இத எல்லாமே வதக்காம வேற சேர்க்கிறோமா! இதில ஒரு காரத்தன்மையும் இருக்கும். ஆ நம்ம இந்த ம மசாலையும், மசாலாவையும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கும்போது, அது ஒருமாரி அதிகப்படியான காரமா மாறிடும்.
ஓ! அப்ப ஆ. ம். ஆமா, ஆமா. கோ ஆமா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. இப்ப அந்த வெங்காயம் நீங்க பயன்படுத்துறீங்க இல்லயா! அது வந்து சின்ன வெங்காயம்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெங்காயம் அது. அதுவா? இல்லன்னா பெரிய வெங்காயம் பயன்படுத்துவீங்களா?
ஆ அப்ப இத கொஞ்சம் ஆமா. ஆ. ஆமா, ஆ. இவ் இந்த காலத்தில போய் சின்ன வெங்காயம் உரிமா அப்பிடின்னா, அந்த டிஷ்ஷே எனக்கு வேண்டாம் அப்பிடின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஸோ, மா அ அதிகப்படியா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்றாங்க. அ நானும் அந்த பெரிய வெங்காயம் தான் பயன்படுத்துவேங்க.
<laughs> ஓ! ஓ! சரி சரி சரி ம் ம் ம். சரிங்க, சரி. அதாங்க. ஒரு அசைவ உணவு தயாரிக்கிறதுனா நிறைய பேர் ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லுவாங்க. முதல்ல இத எடுத்துக்கோங்க, அது நீங்க அப்பிடியே 20 நிமிஷத்தில சமைக்கிற உணவ 2டே நிமிஷத்தில சொல்லியே முடிச்சுட்டீங்க. இவ்ளோதாங்க. க ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, அ நிஜமாலுமே ரொம்ப எளிமைய இருக்கு. நீங்க அத செஞ்சு, செஞ்சு ரொம்ப பிராக்டிஸ் இருக்கனாலயோ என்னவோ! ரொம்ப எளிமையாவும் சொல்லீட்டீங்க. நீங்க செய்யிற முறையுமே ரொம்ப எளிமையா இருந்தாகூட ஆனா, அதோடைய சுவை ரொம்ப அட்டகாசமா இருக்குன்னு தோணுது எனக்குமே! ஏன்னா, நம்ம தண்ணீரே சேர்க்காம, அந்த எண்ணெயிலேயே அத பெரட்டுறோம். அந்த கறியில இருந்து வர தண்ணிலயே வந்து அது வேகுதுங்கும்பொழுது, இப்ப குக்கர் மாரி எதாவது மூடி போட்டு விசில் வைப்பீங்களா? இல்ல வெறும் பாத்திரத்திலேயே வந்து அது சுண்டிடுருங்களா?
ஆ, ஆ <laughs> <laughs> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆ. வெறும் பாத்திரத்திலேயே தான் வைக்கணும்மேம். குக்கர்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வேற விடாததுனால அடி புடிச்சிடும். அ அது ஒரு கருகின ஸ்மெல் நமக்கு கெடைக்கிற மாரி இருக்கும். இது நம்ம பாத்திரத்தில மூடி வச்சு வேக வைக்கும்போது நம்ம அடிக்கடி எடுத்து கிண்டுவோம். அத பார்க்கும்போது அந்த அடி பிடிக்காம அத நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கலாம்.
சரிங்க. ஆமா. ஓ. சரிங்க சரிங்க. ஆமா. கண்டிப்பா. ஆனா அந்த 1/4 மணி நேரமே போதும் அந்த இறைச்சி வேகுறதுக்கு இல்லையா? கண்டிப்பா, கண்டி கண்டிப்பா நான் வந்து முயற்சி பண்ணி, இனி என்னோட விருந்தினர்களுக்கும் நானும் அசைவ உணவுல இது ஒரு இந்த உணவையும் நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப அருமையா சொல்கிறீங்க. இது இல்லாம வேற என்னலாம் நீங்க இப்போ ஒரு இரவு உணவு தயார் பண்ணணும் அப்படின்னா, அ இல்ல விருந்தினர்கள் வந்து உங்க கிட்ட "இதை நீ செஞ்சது செம்மையா இருந்தது. நீ நாங்க அடுத்த டைம் வரும்போது கூட இத செஞ்சு குடுங்க." அப்படின்னு கேட்ட உணவுன்னு பார்த்தீங்கன்னா, என்னது?
போதும். ஆ தாராளமாவே போதுங்க மேம் ம். ம். ம். பன்னீர் பட்டர் மசாலாங்க, மேம்.
ஓ! <chuckles> சொல்லுங்க ஆஹா! சப்பாத்தி அந்த மாரிலாம் செஞ்சு அத வைப்பீங்களா?
ஆ. <laughs> ஆ. ஆமாங்க மேம். சப்பாத்தியோட பன்னீர் பட்டர் மசாலா. அது அது என்னோட சிக்னேச்சர் ம் டிஷ்ஷு ன்னே சொல்லலாம்.
சரிங்க, சரி ச. ஏன்னா நம் எங்களுக்கெல்லாம் இப்போவும் பன்னீர் பட்டர் மசாலானா, அது ஒரு உணவகத்தில போனா மட்டுமே வாங்கி சாப்பிடுற ஒரு உணவா இருக்கு. வீட்ல நாங்க செய்றதுக்கு முயற்சி பண்ணா கூட, <inhales> அந்த உணவகத்தோட ஸ்டைல்ல வர மாட்டேங்குது. நம்ம செய்றது ஏதோ ஒரு வெங்காய தக்காளி வதக்குனா <inhales> ம் ப வெங்காய தக்காளி சட்னி செய்வோம் இல்லையா? அதுக்குள்ள பன்னீரப் பரி தான் ஒரு உணர்வு இருக்கு. <inhales> கடையில போய் சாப்பிடும் பொழுது அந்த உணவு வந்து அந்த இது டேஸ்ட் என்ன பண்ணாலும் வீட்ல வரமாட்டேங்குது. <chuckles> கண்டிப்பா. ம்ஹ்ம்.
ம். ஓகேங். ஆ. ஆ. ஆமாங்க மேம். ஆ. ஆமா. <chuckles> <inhales> ம். பன்னீர் வந்து நாம் எல்லாரும் கடையில வாங்கி பண்ணுவாங்க மேம். நான் அத வீட்லயே பண்ணுவேன். அத நான் வீட்லயே ரெடி பண்ணி எனக்கு அந்த மசாலா பண்ணினா தான் அது ஒரு முழு திருப்தி கிடைச்ச மாரி இருக்கும். அம். அ இருக்கிற மாரி இருக்கும். ம்.
சரி சரிங்க. ஓ. அதாவது எப்டி சொல்றதுன்னா மசாலா பண்ணனும்ங்றக்காகவே பன்னீர் தயார் பண்ணுவீங்களா? இல்ல தயார் பண்ணி ஆல்ரெடி வீட்ல வச்சுருப்பீங்களா?
ஆ. இல்லை மேம், மசாலா பண்ணணும் அப்படீன்னா, அன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, பன்னீர் நானு ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். அது எப்பவுமே நம்மளுக்கு கஷ்
சரி, சரி. எவ்வளவு லிட்டர் பால் தேவைப்படும் உங்களுக்கு? பயன்படுத்துவீங்க உங்க வீட்டுக்கு?
அ 1 லிட்டர் பால் இருந்தா நம்மளுக்கு கரெக்ட்‌டா இருக்கும். ஒரு 4 பேர் நல்லாவே சாப்பிடலாம். அந்த அளவு வரும். ம்.
சரி, சரிங்க, சரிங்க. இது பசும்பாலா இருக்குமா? இல்ல பேக்கெட் பாலா வாங்குவீங்களா?
பாக்கெட் பால் தான் மேம். சென்னைல நம்மளுக்கு பசும்பால். <laughs>
அதுக்கு தான் கொஞ்சம் அந்த நீரோட இது கிடைக்கும் கண்டிப்பா. சரி, சரி. ரொம்ப அழகா சொல்றீங்க, நீங்க. உங்களோட பன்னீர் பட்டர் மசாலாக்கு வந்து என்ன ஒ சைட் டிஷ்? அது என்ன மெயின் கோர்ஸ் என்ன அதுல?
ஆ. ஒகேங்க.
சப்பாத்தி, நாண், ரொட்டின்னுல்லாம் நெறைய பேர் செய்றாங்க இல்லையா? இப்போல்லாம் வீடுகள்லேயே.
ஆ. அது சப் அ சப்பாத்தி தான். <chuckles>
சரிங்க, சரிங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நீங்க அந்த அசைவ உணவாவே இருந்தா கூட, விருந்தினர்களுக்கு பரிமாறும் பொழுது வாழையிலை பயன்படுத்துற பழக்கம் இருக்கா? உங்களுக்கு அதெல்லாம் கெடைக்குதா? அங்க நீங்க இருக்குற ஏரியாலல்லாம்.
ஓகே! ம். ம். ஆ எங்க ஏரியா பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு 1 மரம் வளர்ப்போம் அப்படீங்கிறதை மீறி, வீட்டுக்கு 4 மல மரம் வளர்ப்போன்ற மாரி தான் வளர்த்துட்டுருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாமரம், ஒரு வாழைமரம் இருக்கும். அ அசோகா
சரி, சரிங்க. பரவால்ல. அந்த அளவுக்கு இடம் இருக்கிறதே, இந்த காலத்தில பெரிய விஷயம் தானுங்க.
அது ரொம்ப பெருசு ஆ, அதுதாங்க. ஸோ வாழை இலையை வந்து நமக்கு இங்க தடுக்கி விட்டா, விழ கிடைக்கிற மாரி இருக்குங்களா? அதில தான் எப்பவுமே பரிமாறுவேன் நானு. ஹ்ம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்ப அழகா சொல்றீங்க. இயந்திர வாழ்க்கையில கூட, ஒரு மாமரம் வாழை மரம் கூட ஏதோ சரி கொஞ்சம் இடம் இருந்தா வச்சுக்கலாம். ஆனா மாமரம்லாம் வைக்கணும்னா, எவ்வளோ ஒரு இடம் வேணும்? அந்த வேரல்லாம் போயிறாதுங்களா? அந்த பில்டிங் கீழலாம், அந்த இதுலலாம்?
வச்சிருக்கலாம். அவ்வளோ தெரியலங்க மேம். அவ்வளோ யோசிக்கிற மாரி யாரும் இல்ல. அது எல்லார் வீட்டிலயும் வச்சுருக்காங்க. நல்லா இட வசதியும் இருக்கு. அ மரம் முன்னாடி இருக்குன்னா, வீடு கொஞ்சம் உள்ள தள்ளி தான் வச்சுருக்காங்க. சோ அந்த பாதுகாப்போடு இருக்கிறதுனால தான் அவங்களும் வச்சுருக்காங்கன்னு நெனைக்கிறேன்.
சரி, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொல்றீங்க. உங்க வீட்டு விருந்தினர்களுக்கு நீங்க எந்த விதமான உணவுகளெல்லாம் தயாரிப்பீங்க. அதுலேயும் வந்து அசைவ விருந்துகள் தான் விரும்புறாங்க, அதுவும் எனக்கு தம் சமைக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப எளிமையா இருக்குன்னு சொல்லி, ரொம்ப அழகா, ரொம்ப எளிமையான ஒரு உணவு தயாரிப்ப கூட என்கிட்ட நீங்க அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடன் பேசியதில் வந்து அது எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி. மீண்டும் பேசலாம்.
ந நன்றி, மேம்.